கண்டிப்பா சொல்லணுன்னா நெறைய பேரு இருக்காங்க. அந்தமேரி விதத்துல நடனத்த பொறுத்தவரைக்கும் எங்க அண்ணன் ஆ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சிறு வயதில நடனத்த பொறுத்தவரைக்கும் விஜய் இருக்காங்கல்ல. நடிகர் விஜய். அவுங்களோட பாட்டுக்கள் எல்லாந்தான் பார்த்து தான் ரொம்ப இதாகி நான்
ம்ஹ்ம். ம்.
அதுல வந்துட்டு இறங்குனதே! ரொம்ப ஒரு விஷயத்தோட எப்பிடி சொல்ல ஆர்வம் ரொம்ப ஊக்குவிக்கிற விதமா அதில இறங்குனதே அவுங்க மூலியமா! அடுத்தது வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் நடன பள்ளின்டு எங்க அண்ணன் வச்சுாங்க. அதுல போய் போய் தான் நான் அச்சீவ் பண்ணி அதுக்கப்பறம் ஒரு டான்ஸ் மாஸ்டரா ஒரு பள்ளியில நடன பள்ளியில வந்துட்டு இது சேர்ந்தேன். அதுலேருந்து வந்தது தான் அந்த விஷயம். அப்புறம் வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு நெறைய விஷயங்கள் எனக்கு வந்துட்டு சொல்லி தருவாங்க. அவுங்க எப்போலாம் வந்துட்டு நார்மலா வீட்ல இருக்காங்களோ, அந்த நேரங்கள்லல்லாம் நெறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி தருவாங்க. இன்னும் சொல்லணுன்னா நெறைய விஷயங்கள் எங்க வீட்ல உள்ள பொருட்கள கூட நாங்க கடையில குடுத்து வேற வே வேலை செய்ய குடுக்க மாட்டோம். எல்லாமே எங்க அப்பாவே பார்த்துருவாங்க. ஆ அப்ப குளிர் சாதன பெட்டியில இருந்து அ ஒரு தொலைக்காட்சியிலருந்து கிரைண்டர்லருந்து எல்லாமே. அதுலருந்து எனக்கு நெறைய விஷயங்கள் கத்துதர இதுமாரி பண்ணலாம். இதுலேருந்து நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இது வந்துட்டு இப்பிடி வச்சா இப்பிடி டெக்னிக்கலா வந்து செய்யலாம் அப்பிடின்றமாரி இதுமேரி நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்தது.
ம். ம். ம், ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம்.

ஓகே.
பெயர் வந்துட்டு ஆகாஷ்.
அ. அப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்களா? அ இவரு தான் என்னுடைய டான்ஸ் மாஸ்டர். இவரால தான் நான் இவ்வளவு உயரத்த தொட்டேன்னு.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. ஆ அதுமாரி பாத்தீங்கன்னா. அ இந்த விதத்திலயும் சொல்லலாம். படிப்பு விதத்திலயும் சொல்லலாம். அதுல வந்துட்டு இதுல டான்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நெறைய பசங்க வந்துட்டு இதுமரி டான்ஸ் பண்ணணும். இந்த மாரி நடனம் எனக்கு தேவை. இந்த மாரி ஸ்டெப்ஸ் எனக்கு சொல்லி தாங்க. இது ரொம்ப புடிச்சிருக்கு.
ம். ம். ம்.
இது மாரி மேல் நோக்கி, இன்னும் நான் வந்துட்டு நெறைய விஷயங்களுக்கு போணும் அப்டின்ற மாரிலாம் நெறைய சொல்லி
ம்.
என்ட்ட எல்லா விஷயத்தையும் வந்து கேட்பாங்க. பகிர்ந்துப்பாங்க. எல்லாத்தையுமே சொல்லி பாத்து எல்லாமே செஞ்சுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா. நெறைய விஷயங்கள் வந்துட்டு, அவங்க அடிப்படையில நான் என்ன எனக்கு என்னால முடியுமோ? என்னால என்ன செய்ய முடியுமோ? அத தான் நான் வந்து அவங்களுக்கு கற்று குடுத்தேன். ஒரு பாடமா.
ம்.
அ அதன் அடிப்படையில எல்லாருமே வந்துட்டு நெறைய விதத்துல ஏதேதோ ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில நெறைய இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு, நெறைய சக்ஸஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க.
ம். ம். உங்களுக்கு இந்த நடனம் மீதான உங்களுக்கு இந்த நடனம் மீதான ஆர்வம் எப்படி வந்தது?
அதுல. எனக்கு சிறிய வயதிலருந்தே பாத்தீங்கன்னா. ஆ நெறைய பாட்டுகள்லாம் கேப்பேன்.
ம்ஹ்ம்.
தொலைக்காட்சில பாத்துக்கிட்டே கேட்பேன். அதுல வந்து ஆர்வங்கள் அதிகமாகி என்ன என்ன ரொம்ப ஊக்குவிக்கப்பட்டு நெறைய விதத்தில வீட்லேயே நெறைய ஆட வச்சுச்சு. நடணம்லாம். அதுலேருந்து எங்க வீட்ல உள்ளவங்கலாம் என்ன போயிட்டு ஒரு, ஆ டான்ஸ் ஸ்கூல வந்துட்டு சேர்த்து விட்டாங்க. நடன பள்ளில.
ம். ம். ம்ஹ்ம்.
அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு என்னோட படிப்புகள் டவுன் ஆனதுனால காரணத்தினால. 5 வகுப்புல வந்துட்டு நிப்பாட்டிட்டா
ம்ஹ்ம்.